ஆமா. <sniffs> கேரளா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையை சார்ந்தது. நம்ம ஊருக்கும் குறைன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ப ஊருல இல்லாத மலையும் கிடையாது, நம்ம ஊருல இல்லாத கோவில்களும் <smacks lips> கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அழகழகா இருக்கும். <sucks teeth> எனக்கு ரொம்பவே புடிச்சுச்சு, என் நம்மளோட இந்தியா இல்லாத இடமே கிடையாதுப்பா, அப்டி ஐஸ்லேண்ட் கூட போ ஐஸ்லேண்ட் கூட போ போக முடியாது. ஆனா வந்து, அந்த அளவுக்கு காசு இருந்தா நம்ம இந்தியா ஃபுல்லா நம்ம சுத்தி பார்க்கலாம். அந்த காச வச்சுட்டு. நம்ம ஏன் வெளிநாட்ல போகணும். எனக்கு எந்த அளவுக்கு மலையும் வந்து ரொம்ப புடிக்க ஆரம்பிச்சுச்சுனா, நம்ம ஏறும்போது தான் கடினமா இருக்கும். எந்த அளவுக்குனா, கை, கால்லாம் வலிக்கும். அதுவும் இந்த பருவத மலையெல்லாம் ஏறும்போது கடப்பாறயபுடிச்சு ஏறும்போது மரண பயம் ஏற்படும். ஆனா, சிவன சிவன் மேல பாரத்த போட்டுட்டு, "அண்ணாமலையாரே உங்க கிட்ட தான் நாங்க வரோம்! நீ தான்பா பொறுப்பு!" அப்டின்ட்டு அவர் கிட்ட ஒரு கும்புடு போட்டுட்டு நம்ம மேல ஏறும்பொழுது, <smacks lips> அந்த திரும்பி அந்த நைட் டைம்ல தான் நாங்க ஏறுவோம். நைட் டைம்ல ஏறும்பொழுது, திரும்பி பாப்பேன் அந்த ஊர் ஃபுல்லா அவ்வளோ வெளிச்சமா அந்த பிரகாசமா இருக்கும் பார்த்தீங்களா? அது பார்க்கும்போது, ஆமா அப்டியே அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா, கொள்ள பிரியமா ஆயிடுச்சு. எந்த அளவுக்குனா, அப்பா இதுக்கு மேல என்ன வேணும், அதுவும் அந்த சில்லுனு ஒரு காத்து அப்டியே நம்ம மொகத்தில வீசும்பொழுது நம்மளே அறியாம மனம் நிம்மதி
<chuckles> அ. கண்டிப்பாங்க. சரியா சொன்னீங்க. <chuckles> அ லைட் அங்கங்க எரியும். அ. இப்ப நீங்க ஊர் விட்டு, ஊர் போறீங்கள்ல, இப்ப வேறு ஊருக்கு போனா, அந்த ஊரோட அதாவது என்ன சொல்றது, அந்த நீங்க பனி இந்த மாரிலாம் சொல்றீங்க அதெல்லாம் உங்களுக்கு மா வேறுபாடு நெறையா இருக்குமே, உங்க உடலுக்கு வந்து ஒத்துழைச்சுச்சா? இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் வந்து இருக்குமே? அதெல்லாம் எப்படி கடந்தீங்க?
ஆமா. ஆமா. ஒத்துழைச்சதா கேட்கும்போது கண்டிப்பா ஒத்துழைக்கல. ஏனா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டிகிரி!
ஆமா. <chuckles>
அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. நம்போ எப்பதான் நம்ம ஊருக்கு வருவோம், நம்ம ஊர் வந்து உஷ்ணமாவே இருந்தாலும், இந்தா அதாவது நம்ம சென்னைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க கம்பேர் பண்ணும்பொழுது, இங்கலாம் வெயில் அதிகமா இருக்கும். ஆனா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, குளுர் அதிகமா இருக்கும். அது போன்ற ரொம்பவே காலநில மாற்றம் ஏற்படும்.
ஆமாங்க. அது எப்புடி அரு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அ.
அப்டி இருக்கும்பொழுது நாங்க போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, வாயிலருந்து பொக பொகயா வர ஆரம்பிச்சுச்சு! மைனஸ் டிகிரி.
<chuckles> நீங்க எப்டி நண்பர்களோட போவீங்களா இந்த மாதிரி?

கோவில் தான் கோவில் தான் முற்றிலும் வந்து கோவிலு. நீங்க சொன்ன கோவுக் கொகை வந்து பாத்தீங்கன்னா, வேற ஒரு கோவிலு அது. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா, வேற வேற கோவில்லாம் இருக்கு. இது வந்து சிவனோட பாது பா பாதத்து அதாவது, அவரோட பாகம் வந்து அங்கங்க விழுந்தது சொன்னாங்கல்ல, அதில ஒரு பாகம் தான் இது. இந்த கேதர்நாத்துக்கு பாத்தீங்கன்னா, அவ்வளோ வரலாறு இருக்கு. சிறப்பானது இருக்கு. படமும் எடுத்துருக்காங்க. அ 2012ஓ என்னமோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளம் வந்து, கோடி அதாவது லட்சக்கணக்கான மக்கள வந்து, அந்த எடத்துல வந்து காவு வாங்குச்சு சொல்லலாம். எங்களுக்கும் இப்போ வரைக்கும் அந்த எடத்து ஏன்னா, மலை சார்ந்த ஒரு இடம் வேறையா. ஆ நாங்க திடீர்னு இத்தனைக்கும் எங்களுக்கு பயம் என்னன்னா, நாங்க வண்டியில போயிட்டே இருக்கோம். அதாவது ஜீப் அந்த இடத்துல வந்து, ஆ க அ நேரத்துக்கு ஏத்தா போல தான் பஸ் வரும். ஜீப்பில நாங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஆமா, காலையில வந்து பஸ் வரும் அந்த மாதிரி நேரத்துக்கு ஏத்த மாதிரி டடக் புடானு நல்லா தூங்குறோம். நைட் டைமில தான் நாங்க வந்து வேன் ஏறினோம். நல்லா தூங்குறோம். அப்டியே எழுந்து பாக்க, இந்த பக்கம் பாத்தா பள்ளம்.
ஆ. ம். சரி, சரி. ஆ. ஓ! ம். சரி. ம். ம். ஆமா. ஓ! நேரத்துக்கு ஏத்தாப்ல. ஆ. <chuckles> அய்யயோ. <chuckles> சிக்கனு தூக்கி போட்ருக்குமே. அதான்.
அடடா! காலையில எழுந்த சகுனமே சூப்பரா இருக்கு, அப்படினு. ஆமா, எங்க சித்தி முன்னாடியே பாத்துட்டு, பயத்துல சொல்ல முடியாம கண்ணை மூடிக்கிட்டு மறுபடியும் படுத்துட்டாங்க.
ம். <laughs> ஐயோ! பாவம். ஆ.
அதான் சொன்னேன், சித்தி அ எழுந்து பாத்தேன். சித்தி எனக்கு பயமா ஆமா, அதான் எங்க சித்தி சொல்றா, இவ வேற அடிச்சு ஓட்டு, அடிச்சு ஓட்டுன்ற மாரி, அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓட்றான் ஜனனி. எனக்கு வேற பயமா இருக்கு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல. எங்க வீட்ல வந்து அந்த இதுலாம் சொல்லுவாங்களா, எங்க சித்திக்கு வந்து கை கால் நடுங்குது, ஆமா சொல்றாங்க. எனக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல. முன்னாடி ஏன்னா 2 ஜீப் வந்து போச்சு. அப்படி இருக்கும் பொழுது வந்து முன்னாடி வந்து குழந்தைங்கலாம் இருந்தது நாங்க ஒரு ஜீப்ல 7, 7 பேரு வந்து, அதாவது மாறி ஏறுனோமா
அதான் நெனைச்சு பாத்தாலே சிரிப்பா இருக்கு அ. <chuckles> <laughs> ஆ. ஆமா. ஆ, ஆ.
அப்டி இருக்கும்போது. அவங்க, வேகமா ஓட்டுறான். நீ எ என் எங்களுக்கு மொழியும் தெரியாது, அந்த இடத்துலேயும் வந்து அவங்க கிட்ட ஹிந்தியில வந்து, பையா பையா தான் கத்தின்னு இருக்கிறோம். அவங்க எல்லாம், ஒண்ணும் இல்ல. ஆமா, ஆமா, அவர் கிட்ட அந்த பையா பையா தான் கத்துறோம். ஒண்ணுல ஒண்ணுல, அப்டின்ட்டு அவர் சொல்லும்பொழுதும், உனக்கு என்னப்பா ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னுட்டு, அவரோட இதுல, ஒண்ணு குச்நஹி குச்நஹி அப்டின்னு சொல்லும்பொழுது, உனக்கு என்னப்பா நீ வந்து பைத்தியம், நாங்க அதுமாரியா, எங்களுக்கு பயம் தாங்க முடில <laughs> ஆ அவர் வந்து அ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஒரு விஷயம்னா, அந்த எடத்துல வந்து மலைச்சரிவு அதிகமா ஏற்படும்.
<laughs> இப்ப அந்த ட்ரைவர சொல்றீங்களா? ஆ. <laughs> ஆமா. <laughs> கத்திக்கிட்டு இருக்கோம். அ, அ,

ஆமா. அத் நீங்க சொன்னமாரியே அந்த 2012 அந்த மாரி நா அந்த செய்தியில நா பார்த்தேன். இந்த மாரி நெறைய பேர் இறந்துருக்காங்க, வயசானவுங்க கூட." அப்படீன்ற மாதிரி. அது ஆபத்துதான் போல இருக்கு. ஆ.
ஆமா. அதுபோல அந்த இடத்துல வந்து ஆமா. ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் தான். இப்ப வந்து சமயம் சமீப காலம் வந்து என்னோட பெரியப்பா வந்து, அவரோட நண்பர்கள் கூட வந்து கேதார்நாத் போயிட்டு இருக்கும்பொழுது மலை சரிவு ஏற்பட்டுச்சு. அவுங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, "இந்த குதிரை அதெல்லாம் ஏர் ம் மேல ஏறாது. நீங்க வந்து பார்க்குறமாரி இருந்தா உடனே பார்த்துட்டு வரணும்." அப்படீன்னும்பொழுது, அவுங்களும் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த இடத்துல சொல்ட்டாங்க, "மலை சரிவு. மழை அதிகமா பெய்யுது. எப்ப வேணாலும் வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படும்." அப்படீன்னும்பொழுது அது வந்து காலநிலை டக்கு டக்குன்னு மாறினே அந்த கோவில் வந்து 6 மாசம் தான் தெறந்திருக்கும். 6 மாசம் பார்த்தீங்கன்னா, பனியோட மூடியிருக்கும்.
ம். ஆ. அச்சச்சோ! ம். ஓ! அந்த அந்த காலத்தில மட்டும் தான் நம்ம போய் பார்க்க முடியுமா?
அந்த இது காலத்தில மட்டும் தான் இப்ப நவம்பர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர், டிசம்பர், ஜன்வரி அந்த மன்த் அதுக்குள்ள தான் வந்து பார்த்தீன்னா 6 மாசம் தான் வந்து கிட்டத்தட்ட தெறந்து இருக்கும். ஆ மத்த நேரத்தில்லாம் வந்து பாத் ம்ஹ்ம். மத்த நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மூடிட்டு இது பண்றுவாங்க. இது வந்து நெறைய கோவில் வந்து, அந்த வடமாநிலத்தில வந்து இந்த கோவில்லாம் வந்து அவுங்கள்லாம் நியூஸ்லேயும் வந்து ரொம்ப பிரபலமா போடுவாங்க. இந்த கோவில் தெறக்க போகுது! திறக்க போகுதுன்ட்டு முன் ஆமா. "தெறக்க போறாங்க." அப்படீன்ட்டு முன்னாடி சொல்லும்பொழுது, நாங்க எல்லாமே பிளான் பண்ணி மு எல்லாமே பண்ணேன். நெறைய தமிழ் மக்கள்லாம் நாங்க அந்த எடத்துல பார்த்தோம்.
6 மாசம். ஆ. ஓ! அப்ப இந்த வெயில் காலத்துலலாம் பார்க்க முடியாது. நா அந்த கோயில் பார்த்துருக்கேன். ஆ, ஆ.